கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? முதல் நாளு எங்க தலைமை ஆசிரியர் பேசும்போது ஒரு மைக் வந்து முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சு, அந்த மைக்ல தான் தலைமை ஆசிரியர் பேசினாங்க. ஏன்னா, அவங்க திரும்பி பாடம் எழுதப் போறது கிடையாது. எதுவுமே கரும்பலகைல எதுவுமே பண்ணல. ஆனா, ஆசிரியர்களான நாங்க அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? நாங்க கரும்பலகையும் உபயோகிக்கணும்.
புரியுதுங்க. ஆமா, நீங்க கரும்பலகை உபயோகிச்சு தான் ஆகணும்.
ஆமா. கரும்பலகையும் உபயோகிக்கணும், பேசவும் செய்யணும், கேமரா விட்டு வெளியிலயும் போகக் கூடாது. ஆஹ். கேமரா விட்டு வெளியிலயும் வரக் கூடாது. இவ்வளவு சட்டம் இருக்கு. நமக் ஆ.
முகத்தையும் காண்பிக்கணும். இந்த ஃப்ரேம் அந்த நீங்க சொல்லும்போது அந்தச் சந்தானமோட காமெடி ஒண்ணு நினைக்கு வருதுங்க. ஊர்வசியும், சந்தானம் ஃப்ரேம் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ள வாங்க. நீங்க அங்கே அப்படியே போறீங்களா? அப்படின்னுவானே.
ஆமா. ஆ. <chuckles>
பொட்டேட்டோ அந்த அந்த ஒரு நகைச்சுவைங்க.
கண்டிப்பா, அப்படித்தான் நடக்கும். நம் நாங்க ஆர்வத்துல, எழுதுற ஆர்வத்துல என்ன பண்ணுவோம்? எப்போதும் கரும்பலகையை உபயோகிக்கிற மாதிரி நாங்க பாட்டுக்கு எழுதிட்டே போயிடுவோம். உடனே அந்த இடத்துல கேமரா பின்னாடி ஒரு ஆசி ஒரு ஆசிரியர் அவங்களுக்கும் நியமனம் பண்ணிட்டாங்க. அதாவது கம்ப்யூட்டர் ஆசிரியர் ஒருத்தர் அந்த கேமரா பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. இன்னொரு ஆசிரியர் வந்து, கணினி பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆசிரியர் நான்
புரியுதுங்க, புரியுதுங்க. பாத்துக்கறதுக்கு இந்த மாரி கரெக்ட்டா இருக்கா, இல்லையானு.